ஆ அதனால வந்து, <chuckles> அ இதெல்லாம் வந்து சாம்பிராணிக்கு வந்து அந்த கப் சாம்பிராணின்னு சொல்றாங்க இப்ப. அத போட்டு வச்சுட்டு அந்த மாரி கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அந்த குந்திரிலாம் போட்டு, கொஞ்சம் நல்லா கும்முனு வீடுக்கு நல்ல மணமா இருக்குற மாதிரி செஞ்சுக்குருவேன். இறைவனுக்கு அங்கு, ஆ. <laughs> ஆ அடுத்தது வந்து, நான் அ சமையலறைக்குள்ள போன ஒடனே நான் வந்து, ஃபர்ஸ்ட் அங்க ஒரு சாமி படம் இருக்குது. அ எப்பவுமே எங்க போனோம் நாங்க இருக்குறது வாடக வீட்ல தான். ஆனா, எந்த வாடக வீட்டுக்கு போனாலும் கைல சாமி படத்த தூக்கிட்டு போய்றது. என்கிட்ட ஒரு சாமி படம் சின்னதா இருக்கும். ஆ அப்போ அத எப்பவுமே அது சமையலறைல நான் வைக்கிறது ஒரு வழக்கம். அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்றேன். போயிட்டு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு, இன்னிக்கு வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும். இந்த ஒரு பாலோ, ஒரு சோறோ நமக்கு கிடைக்குறதுக்காக எத்தன பேர் ஒழச்சிருப்பாங்க. எத்தன பேர் பட்டினில இருக்காங்க. சாப்பாடு இல்லாம அந்த வயிறு பசிக்கும்போது எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க எல்லாருக்குமே "இறைவா! நீ வந்து சாப்பாடு குடுக்கணும்." அப்டின்னு சொல்லிட்டு, வேண்டிட்டு அந்த பால்ல க அடுப்ப பத்த வச்சு பால வைக்கிறது.
சரிங்க. காஃபி, அடுத்து காஃபியா? ம். சரி. சரி. சரிங்க. சரி. சரிங்க.
ஏன்னா வ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா எனக்கு இத சொல்லிக் குடுத்தாங்க. எங்கேயோ ஒரு தேவாலயத்துல பார்த்து ஒரு அம்மா சொன்னாங்க. "நீந்தானேம்மா மொதல்ல வந்து வீட்ல அடுப்பு பத்த வைக்கிற, அப்ப இந்த மாதிரி வந்து எல்லாருக்காகவும் வேண்டிட்டு நீ வந்து பத்த வச்சுக்கோ. உன்னோட நாள் சிறப்பா இருக்கும்னு" சொல்லிக் குடுத்தாங்க.
சரிங்க.
ஆ அப்ப அத வந்து நான் பின்பற்றி வருவேன். அதுக்கப்புறம் என்ன காஃபி, அப்டிங்கிற ஒரு நேரம். அதுக்கு வந்து சைடுல வந்து நான் ஒரு இத வச்சுட்டு சுடு தண்ணிய வச்சுட்டு, டிகாஷன்ல வந்து கொஞ்சம் பொடியெல்லாம் போட்டு ஃபில்டர்ல பொடியெல்லாம் போட்டு டிகாஷன கும்முனு, ஸ்ட்ராங்கா தான் எடுப்பேன்.
ஆமா. ஃபில்ட்ரு ஃபில்டர் காஃபியாங்க?
ஆமாங்க. யாருங்க, <laughs> ஆ அது சரியா சொன்னீங்க. அது "பேஷ்! பேஷ்! நரசூஸ் காஃபி" தான். அ. ஆ அப்போ அத
ஆ அப்பறம் என்னங்க இத விட வேற என்னங்க? சொகமே ஒரு தனி சொகம் தான் இல்ல. ம். காஃபி, ஓ! ஆமா, ஆமா. சரி, அப்டியே ரொம்ப அந்த காஃபிய ரசிச்சு குடிக்குறதுல ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்குவீங்களா?
அதாவது அத குடிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய மனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பில்டர் காஃபி. <laughs> ஆ அந்த வாந்த வாடக்கே வந்து அவ்ளோ நல்லாருக்கும். பால் பாலுமே வந்து பொங்கி வரும்போது, ஒரு மனம் இருக்கும் பாருங்க. சரி, அப்பதான் வந்து அந்த நாளு நமக்கு நல்லா துவங்கிருச்சுங்கிற ஒரு இது வரும் நமக்கு இல்லைங்களா? அப்ப அத எடுத்துட்டு, அத வந்து நான் காஃபிய போட்டு நான் மாத்திரம் போடுறதில்ல எங்க வீட்டுக்காரருக்கும் போட்டு எடுத்துட்டு போறது.
அதுக்கே 5 நிமிஷம் எடுத்துக்குறீங்களா? வாட புடிக்கிறதுக்கேவா? சரி, ம். ஆமா. ம், ம். சரிங்க. ம்.

புட்டு கடல கறி வப்பேங்க.
புட்டு கடலக்கறியா, நான் கூட சாதத்துக்கூத்திக்கிருவான்னு நெனச்சேன் புட்டு என்ன புட்டு?
ஆமாங்க. ஆ, அதாவது ராகி புட்டு ஒரு நாளைக்கு, அ இந்த செவ் இந்த இந்த புட்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த செவப்பரிசி புட்டு. ஆ சிவப்பு இன்னைக்கு நம்ம வீட்டுல செவப்பரிசி புட்டுதாங்க. <laughs>
ஆமா. அப்படிங்களா, பரவால்ல. நீங்க அப்படியே எதார்த்தமா பேசுறோம். சரி, இப்போ வந்து புட்டு வந்து என்ன? இது குழாய் புட்டா இல்ல, எப்பிடி வப்பீங்க?
ஆ, அ. குழாய் புட்டு தான் வப்பன் நான். எப்பவும், குழாய் புட்டுன்னு நீங்க சொல்றது. அந்த நேரா இருக்கிறது தானே சொல்றீங்க.
ஆமாமா.
ஆ. அப்ப அதில என்ன செய்வேன்னா வந்து குழந்தைக்கு தேவைப்ப இப்ப குழந்த வந்து இப்போ காய்கறி சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த காய்கறியில வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தேங்காய்க்கு நடுவுல அந்த காய்கறியும் போட்டு விட்டுட்றது.
ஆஹா! ரொம்ப அருமையா இருக்கே இந்த டிப்பு ஆ.
<laughs> அதே மாரி ஒரு நாளைக்கு சாக்லேட்டு சிரப்பு போட்டு வுட்டோனா, அதுவும் நல்லா தான் இருக்கும். <laughs> வீட்டுக்கார பொறுத்தவரைக்கும் தேங்கா ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு வந்து ஒரு லேயர் தேங்கா அதிகமா போட்டு விட்டுட்றது.
அட! நல்லா இருக்கே இதுவும். சரி சரி. இப்ப நீங்க ஆஹா! அதாவது மொத்தமா எ என்னமோ டு இன் ஒன்னு சொல்ற மாரி எல்லாமே ஒரு ஒரு புட்லேயே யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ, அதெல்லாம் செஞ்சுக்கிருவீங்களா?
ஆமாங்க. அப்படி சிறப்பா நம்ம செஞ்சு அந்த கடல குழம்பு பின்ன வய இந்த மத்தியத்துக்கு நமக்கு வந்து பயனாகிருது இல்லைங்களா?
ஆமா, சாதத்துக்கும் தொட்டுக்கலாயில்ல.
ஆமாங்க. அப்போ அந்த மாரி வந்து
பரவால்ல. இப் இப்ப எத்தன மணி வர இது ஃபுட்டு இந்த காலை டிஃபனு எத்தன மணி வர முடிப்பீங்க?
இதெல்லாம் நான் வந்து 8 மணிக்குள்ள முடிச்சாகணும். ஏன்னா 8:30 மணிக்கு என் புள்ள வந்து கெளம்பணும். அதுக்குள்ளார அவளுடைய தலைய சீவி, தலைய பின்னிவிடணும். அவளுக்கு நானு
சரி. அப்ப காலையில முடிச்சோனே, மதியானம் டிஃபன், அவளுக்கு என்ன அனுப்புவீங்க?
இது, இந்த கடல குழம்போ இல்ல அவள பொறுத்த வரைக்கும் வந்து இல்ல கொஞ்சம் பீட்ரூட்லா திருவிட்டு கொஞ்சம் பீட்ரூட் சோறு அந்த மார்லா அனுப்பி விட்றது. அவளுக்கு வந்து எல்லா கலக்கி இருந்துச்சுன்னா ஈஸியா சாப்ட்டுருவா.
ஓ. அத வச்சே அனுப்பி விட்டுருவீங்களா? ஒ! சரி சரி சரி. அப்ப உங்களுக்கு வந்து 10, 8:30யோட முடிஞ்சிருச்சி, எல்லா வேலையுமே காலையில உள்ள வேலையெல்லாம்.
ஆ.